திருப்பி ரிட்டர்ன் வரம்போது அப்டியே தான் நடந்தே தான் வரணுமா?
ஆமாங்க. அதுதாங்க பிரச்சனையே. எந்த அளவுக்கு ப கஷ்டப்பட்டு போனோமா முன்னாடி, அதே அளவுக்கு.
இப்ப நமக்கு போகும்போது கூட ஒண்ணும் பெருசா தெரியாதுங்க. இப்ப நம்ம திருப்பதியில போய் சாமிய தரிசனம் பண்ணம்போது கூட ஒண்ணும் தெரியாதுங்க. ரிட்டர்ன் நம்ம வரும்போது தான் இருக்கே. அப்பதான் நமக்கு ஐயோ வலி, கால் வலில்லாம்.
ஆமாங்க. திரும்பி வரைக்கும் இருக்குதே, ஆ. அதே தாங்க. அ இங்க ஆனா திரும்பி வரைக்கும் எனக்கு ஒரு உத்வேகத்திற்கு ஒண்ணு கெடைச்சது. சொல்றேன் என்ன கெடைச்சதுன்னு சொல்றேன் பாருங்க.
சொல்லுங்க, சொல்லுங்க.
அ போய் நீர்வீழ்ச்சிய பார்த்துட்டா நீர்வீழ்ச்சியில நான் என்ன நெனைச்சிட்டேன், நம்ப மாரி நம்ப ஊர்லேலாம், அ ஒரு கம்பி கட்டி விட்டுருப்பாங்க. நம்ம போய் அந்த கம்பிய புடிச்சிட்டே போயி, அந்த நீர்வீழ்ச்சியிலலாம் நின்னு அ வெளையாடலாம் அப்டின்லாம் நான் நெனைச்சிட்டு போறேன். அங்க போனா காட்டு காட்டுக்குள்ள இருக்கிற நீர்வீழ்ச்சி எப்டி இருக்கும்? அவ்ளோ வேகமா, அவ்ளோ வெசையா அந்த வெள்ள கலர்ல தண்ணீ ஊத்திட்டு இருக்குது.
ம்.
ஆ அதில் அந்த நீர்வீழ்ச்சிக்கும்.
இப்ப அங்க குளிக்க குளிச்சாலே, டொப்பு டொப்புன்னு தலையிலலாம் சத்தம் கேட்கும் போல இருக்கே தண்ணி.
ஆ இல்லைங்க. அது போகவே கூடாதாம் அங்கே பக்கத்தால. நம்ம அங்கே இருந்து ஒரு அ ஒரு ஒரு ஐ அதுவும் 500 மீட்டர்ன்னு நெனைக்கிறேன். 500 மீட்டர் இந்த பக்கமே தான் நின்னுக்கனும். நீர்வீழ்ச்சி கிட்ட போகவே முடியாது. ஏன்னா, அங்க இருந்து இது வரைக்கும் தண்ணீ தான் இருக்குது கீல. ஆ அதனால அந்த தண்ணீர்ல எறங்கினாவே அது ரொம்ப ஆழமா இருக்கும். அதனால வந்து அ அங்க போவே கூடாது. "இங்கே இருந்து பார்த்துக்றதுக்கு தான் நாம் இத்தன கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்ன்னு" அங்கே போய் அந்த சாக்க தூக்கி போட்றாங்க தலையில.
ஓ! சரி புரியுது, புரியுதுங்க. நான் அது சரி போங்க! நீங்க கூட நீர்வீழ்ச்சியில போயி, ஜாலியா டான்ஸ் ஆடுவீங்க, ஆடுவீங்க பாடுவீங்கன்னு நெனைச்சேன் நானு.
ம். ஆ. அதே தாங்க. ம் நா அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. "ஐய்யயோ என்னது நீர்வீழ்ச்சி?" தெரியாதுங்க. அ அப்போ தான் தெரியும். நீர்வீழ்ச்சிக்கு போறோம்ன்னு மட்டும் சொல்லிட்டாங்க நாங்க சரின்னு சொல்லிட்டோம். அங்கே போய் பார்த்தா அது காட்டுக்குள்ளே இருக்கிற நீர்வீழ்ச்சி அதில வந்து அது ரொம்ப ஆபத்தானது. "நீங்க தூரத்தில இருந்து பார்த்துக்கலாம் அவ்வளவு தான்"அப்டின்கிற மாதிரி ரொம்ப தூரமா நிக்க வச்சிட்டு பார்த்துக்கோங்க, போட்டோ எடுத்துக்கோங்கன்னு மட்டும் சொல்லிட்டாங்க.
இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? அப்ப தான் தெரியுமா?

அதனால நான் தனியாவே வர்றேன்னு சொல்லிட்டு தனியாவே வந்துட்டுருக்கிறேன். அ எனக்கு ஏன் தனியா வர்றேன்னு சொன்னேன்னா, பின்னாடி மத்த மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. அதனால எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்தது. அ ஒரு தனியா போற அந்த உணர்வு இல்லாம தான் இருந்துட்டுருந்தது. அ, அ ஒரு ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுச்சு அப்பிடீன்னா, பாதி தூரம் வந்துட்டேன். அ முன்னாடி ஆள காணங்க, பின்னாடி ஆள காணோம். நான் மட்டும் தனியா நிற்கிறேன் அந்த நடு காட்டுக்குள்ள <laughs>
அய்யயோ! அப்புறம் மேல என்ன ஆச்சுங்க? அப்ப தொலைபேசில்லாம் எடுத்துட்டு போறதுக்கான வசதி இருந்துச்சுங்களா?
ஆ தொலைபேசி இருந்துச்சுங்க. நம்ப யாருக்கு வேணா கால் பண்ணிக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சின்னா. ஆ அதே அதனால தான் அவுங்களும் நம்பள வந்து தைரியமா விட்டுட்டு போறாங்க. 2 வது அ ஒரு, ஒரு கிலோமீட் ஒரு, ஒரு கிலோமீட்டர் இல்ல, ஒரு 500 மீட்டருக்கு ஒருக்கா ஒரு காவலர் நிற்பாரு.
சரி, நல்லவேளை அதாச்சும் கையில இருந்துச்சே! ஆ.
ஆ அந்த ம எந்த எடத்திலல்லாம் அந்த போர்ட் இருக்கோ, அந்த எடத்திலல்லாம் ஒரு காவலர் வந்து நிக்க வச்சுருப்பாங்க. அவரு வந்துட்டு அ நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்குதா? இல்லயான்னு பார்த்துக்குறக்காக இருப்பாரு.
சரி, ஆ.
அதனால பாதுகாப்பான இடந்தான். அது சுற்றுலாப் பயணிகள் வரதுக்காக பாதுகாப்பா தான் இருக்கும். ஆனா, தனியா போகும்போது அந்த 500 கிலோமீட்டர் அப்பிடீங்கம்போது, அ வளஞ்சு, வளஞ்சு போகுங்கும்போது யார் எங்க நிற்கிறாங்கன்னே தெரியாது முதல்ல. அ 2 வது ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்பறம் யாருமே இல்ல என் பின்னாடி. அ பின்னாடி திரும்பிப் பார்த்தாலும் யாருமில்ல. முன்னாடி திரும்பிப் பார்த்தாலும் யாருல்ல. சத்தமுமில்ல. அ
ஓ! அந்த காட்டெருமை காட்டெருமைய பார்த்தீங்களா? இல்லயா?
<laughs> இல்லேங்க, இல்லேங்க. இந்த ஒரு நல்ல வேளை என்னன்னா, நான் பாக்கல. பார்த்திருந்தன்னா அவ்வளதான் அது 1 ம் பண்ணியிருக்காது. நான் தான் ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன்.
அப்பிடியே வந்து ஆமா. அதுவ் அது வந்து ஓடுதோ! இல்லயோ! அதுக்கு முன்னாடி நீங்க ஓடியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் நானு.
ஆமா <laughs> கண்டிப்பாங்க. அ எனக்கு அந்த பயந்தான் இன்னுமே போகாதுங்க. அ அதாவது நான் தைரியமான பொண்ணுன்னு நெனைச்சிட்டுருந்தேன். எனக்கும் அப்பிடியே கை, கால்லாம் நடுங்குது. இ இப்போ முன்னாடி போறதா! பின்னாடி போறதான்னு தெரியல அ 2 வது கால்லாம் செமையா வலிக்குது. என்னால ஏறவே முடியல.
ம்.